பாடல், அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வந்து ஒரு மன நிம்மதிக்காக பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாம ஒரு நிம்மதி அதை கேட்கும்போது, நமக்கு ஒரு நிம்மதி எங்கே இருந்து வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் உங்களுடைய நினைவுகளை எந்த மாதிரி தோன்றுச்சு? ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? சொல்ல முடியுமா?
கண்டிப்பா. உண்மைங்க. ஏராளம்ங்க. இது வந்து ஏராளமான விஷயங்கள் வந்து நம்மளோட நினைவுகள்ன்னா, நான் இன்னொன்னு சொல்றேன். நினைவுகள்ன்னா வந்து ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம்னு தாண்டி நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே ஞாபகத்திற்கு வருது. என்னன்னா சில நேர சில நேரங்கள்ல வந்து நம்ம வீட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்திருப்போம். தீபாவளி அன்னைக்கு சாப்பிட்டுருந்துருப்போம். இல்ல வந்து பட்டாசு வெடிச்சுட்டு கை கையில வந்து அடிபட்டிருக்கும். அப்போ வந்து ஒரு பாடல் பார்த்திருப்போம். நிறைய அந்த மாரி இருக்கு. அ எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா
எந்த மாதிரி? அ-அதுல ஏதாச்சும் ஒரு ஞாபகம் உள்ள ஒரு பாடல்கள் சொல்ல முடியுமா இப்பொழுது?
கண்டிப்பா, அ எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, விசேஷமா சில நாட்கள் சில நாட்கள்ல சில வேலைகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அ ஊர்ல இருக்கிற 1 கோவில் இருக்கும். ஒரே 1 கோயில் தான் இருந்தது. அப்போ எங்க எங்களோட ஏரியாவுக்கு ஒரே 1 கோவில் இருந்ததுச்சு. அந்த கோவில்ல என்ன பண்ணுவாங்க? பெருசா கொட்டை போட்டு ஒரு பெரிய டிவி கொண்டு வந்துடுவாங்க. ஒரே 1 நாள் மட்டும் டிவி கொண்டு வருவாங்க. ஆ, அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து அடுத்த நாள் முந்தின நாள் வந்து பாடகர்கள் வந்து பாடுவாங்க. அ ஒரு 3 நாள் திருவிழா மாரி பண்ணுவாங்க. திருவிழா இல்ல ஆனா கொஞ்சம் நல்லா சிறப்பா பண்ணுவாங்க. ஒரு ஒரு முறை யார் வந்தாங்கன்னா, டிஎம்எஸ் வந்தாரு, எங்களுக்கு டி.எம்.சௌந்தரராஜன். ஆமா, ஆமா அ ரொம்ப பெருமையா இருந்துச்சு. டிஎம்எஸ் வந்து அவரை நேர்ல பார்க்குற பாக்கியம் எங்களுக்கெல்லாம். அவர் பாடறத்தை கேட்கிற
அப்படிங்களா? சூப்பருங்க ம். ஆமா, பாடல்லாம் அவ்வளோ அருமையா இருக்குங்க.
அருமையா பாடினாரு ஆமா. ஓ!
ஏதாச்சும் ஒரு பாடல்கள் அவருடைய பாடல்கள், ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா?
கண்டிப்பா. கண்டிப்பா அதுக்கடுத்த நாள் நாங்க என்ன பண்னோம். ஆ அது அந்த டிஎம்எஸ் அவர் வந்து பாடி முடிச்சுட்டு போன அடுத்த நாள் வந்து அதே மாதிரி ராத்திரி இரவு வேலை தான். ஒரு 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. டிவி வந்து திருவிளையாடல் படம் போட்டாங்க சரிங்களா? எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஏன்னா, நாங்க ஒரு 4,5 வாட்டி போட்டோம். இதுக்கு காரணம் என்னன்னா, மொதல்ல வந்து அது அது கதாநாயகன சார்ந்த படம். எனக்கு எப்படின்னா, கதாநாயகன வந்து கதாநாயகன் ஒரு நல்வழியில போறான். கதாநாயகன ஒட்டி வருது. கதாநாயகன் மேலோங்கி இருக்கான்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாவே பிடிக்கும் அந்த படம்.
ம். ம். ஓ! சரிங்க, சரிங்க.
அது சிவாஜி கணேசன். அவர் வந்து கதாநாயகரா நா இருந்திருப்பாரு அந்த படத்தில. அது எ எ எங்க அப்பாவுக்கும் சிவாஜி கணேசன் ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பாவோட பேவரைட் வந்து அவருதான்.
ஆமா. ஓ! அவரு நடிகர் திலகம் ஆச்சே, அவர் பிடிக்காம யாராச்சும் இருப்பாங்களா? எங்க அப்பாவுக்கும் வந்து அந்த சிவாஜி கணேசனை பிடிக்குங்க. எங்க அம்மாவுக்கு வந்து எம்.ஜி.ஆரை பிடிக்கும். 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. "இவங்க தான் நல்லா நடிச்சுக்கிறாங்க. அவங்க தான் நல்லா நடிச்சிக்கிறாங்க" அப்படின்னு <chuckles> சொல்லிட்டு 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஜாலியா இருக்கும் பார்க்கும்போதே. சொல்லுங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா அவரு. சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நானு அதான் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். இடது கண் இருக்கு வலது கண் இருக்கு. இடது கண் இல்லாம வலது கண்ணாலயும் இருக்க முடியாது. வலது கண்ணால இடது கண்ணாலயும் இருக்க முடியாது. இல்லையா?
<chuckles> ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா அது பார்க்கும்போது அப்போதைக்கு எங்களுக்கு எல்லாம் ஒரு புரிதல் கிடையாதா? அதனால வந்து என்னடா பண்ணீட்டு இருக்காங்க. 2மே படம் தானே <tsk> அப்படிங்கிற மாரி நான் நெனச்சிட்டு இருப்பேங்க.
அந்த அது மாதிரி. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா.
உங்கள மாதிரி விளக்கம் சொல்ல அப்போ எனக்கு தெரியாம போய்டுச்சு.
க அது விளக்கம் எப்போ நம்ம சொல்ல முடியுன்னா, நம்ம இந்த மாரி நிறையா சின்ன சின்ன சண்டைகள் நம்ம பார்ப்போம். நம்மளும் சண்டை போட்டிருப்போம். சரிங்களா, சண்டை போட்டிருப்போம். அதுக்கப்புறம் சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம். சரிப்பா, நீ வெற்றி பெற்றுட்டே, நான் தோல்வி அடைஞ்சுட்ட. அதுக்கப்புறம், என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஒண்ணுமே இல்ல. அப்படியே போக வேண்டியது தான். ஸ்கூலுக்கு போறோமா, ஸ்கூலுக்கு போங்க காலேஜ் போறோமா காலேஜ்க்கு போங்க. வேலைக்கு போறோமா வேலைக்கு போங்க. ஒன்னும் இல்லையே. இல்லையா!
ம். <laughs> <breath> அவ்ளோ தான். அப்புறம் என்னங்க ஆச்சு உங்களோட கதை சொல்லுங்க. நான் கேட்கணும் ஆர்வமா இருக்கேன் சொல்லுங்க. திருவிளையாடல் படம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு.
கண்டிப்பா. ஒரு திருவிளையாடல் படம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு காட்சிகளும் அப்படியே மனசுலேயே நிக்கிது. ஆ, எனக்கு இந்த ஒரு பாட்டு, பாட்டும் நானே பாகமும். அந்த பாட்டு அப்படியே மனசில நிக்கும். ஏன்னா அந்த பாட்டோட திரைக்கதை என்னென்னா அ ஒரு பாலையா ஊருக்கு வந்திருப்பாரு. அவரை விட ஒரு பாடகர் இல்ல அப்படிங்கிற அந்த தலைக்கணத்தில வந்திருப்பாரு அவரு. அந்த ஊர்ல இருக்கிற, ஏன்னா, அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். இவரு தான் வந்து பாணபத்திரர் அப்படிங்கிறது. தான் வந்து இவர் பெயர்ன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆ அவரு தான் வந்து தலை சிறந்த பாடகர். ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. ஒரு நாள் போதுமா? இன்றொரு நாள் போதுமா? நான் பாட அப்படின்னு பாட்டு பாடியிருப்பாரு. அதைப் பார்த்து
ஆ. ம். ஆ. ஓ! அது எல்லாமே அதே படம் தானாங்க.
ஆமா. எல்லாமே ஒரே படம் தான். திருவிளையாடல் தான். இவரு சிவாஜி கணேசன் வந்து அவரு அ அவரு வந்து ஒரு இறைவன். அவு இவருடைய அகங்காரத்தை அளிக்கற்துக்காகவே வருவாரு. வரு வந்துட்டு ஆ பொறுமையா பாடுவாரு. அதாவது ஒன்னுமே தெரியாத மாதிரி. ஆ ஒரு மாதிரி தூக்கத்தில முணு முணுக்கிற மாதிரி ஆரம்பிச்சு, பாட்டும் நானே பாடுவாரு. அட்டகாசமா பாடுவாரு. ஒவ்வொரு இசை கருவியையும் அவரே வந்து வாசிக்கிற மாரியும், பாட்டை அவர் பாடுற மாரியும், சங்கீதத்தை அவர் வந்து ருசிக்கிற மாதிரி நல்லா பாடுவாரு, அவரு அதை பார்க்குறப்போலாம் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வரும். <tsk> ச்சே அந்த காலத்தில சின்ன வயசுல அரடவுசர் போட்டு த மண் மண்ணில போய் உக்கார்ந்துட்டு, ஒரு 6 மணிக்கு டிவி போடுவாங்க. அ இதில நம்ம இது கடைக்கு முன்னாடி டிவி போடுவாங்க. அப்படின்னு உக்கார்ந்துட்டு டிவி பார்க்கறதுக்கு டிவி பார்த்துட்டு அம்மா திட்டுவாங்க. அந்த கிளைமேக்ஸ் காட்சி பார்க்காம ஓடுறது. ஏன்னா 8 மணி ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கு வராம என்ன பண்ணுறேன்னு திட்டுவாங்க? ஓடுறது வந்து பிடிச்சுட்டு போவாங்க. ஏன்டா இவ்ளோ நேரம் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன்னு, பிடிச்சுட்டு போவாங்க. அதெல்லாம் நினைவுக்கு நல்லா வருது. இந்த படம் இந்த பாடல்கள்லாம் பார்க்கும்போது.
ஓ! சரி, சரி, சரி. ம். ஆமாங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த பாடல்கள் நான் கேட்ருக்கேன். ஆனா வந்து, அது எல்லாம் ஒரே படம் அப்டிங்றது ஞாபகத்துல இல்லாம போயிடுச்சுங்க. ஆனா உங்களுக்கு இவ்ளோ ஞாபகத்துல வந்து, அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட, உங்களுக்கு அந்த நினைவுகள் வரும்போது அந்த பாட்டு கேட்கும்போது, அந்த நினைவுகள் வருது அப்டின்னா, அது ஒரு நல்ல நினைவுகள் அப்டின்னு தான் சொல்லணும். இப்ப வளர்ந்துட்டீங்க. இப்ப வளர்ந்ததுக்கப்புற மேல, அந்த பாடலோட வரிகள்லாம் உங்களுக்கு வந்து கேக்குற மாதிரி நினைவுகள் ஏதாச்சும் தூண்டுதா? இல்ல வந்து இசை செல இசைகள்லாம் கேட்டா ஓ நம்மள்லாம் இந்த இதுல ஆத்து பக்கத்துல உக்காந்துட்டு, இந்த இசையெல்லாம் நம்ம கேட்ருக்கோமே, அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? எது வந்து முதல் இடத்துல வந்து வகிக்குது ?பாடல் வரிகளா? இல்ல வந்து அந்த இசைகளா?
கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமாங்க. எனக்கு ஆக்சுவலா சொல்லப்போனா, அந்த பாடல் வரிகளும் சரி, இசைகளும் சரி ஒண்ணுக்கொன்னு விட்டு கொடுக்காத மாரி. அங்காளி, பங்காளி மாரி. என்னென்னா இவன விட்டு இவன் இருக்க மாட்டான், இவன விட்டு இவன் இருக்க மாட்டான். சரிங்களா? இப்போ ஒரு நல்ல ஸ் ஒரு நல்ல சுவையான பண்டம் வந்து நம்ம செய்யணுன்னா, அதுல அதுக்கு உண்டான பருப்பு வகைகள், மற்ற வகைகள் எல்லாத்தையும் போட்றோமோ இல்லயோ உப்பு போடணும். உப்பு போட்டா தான் அதோட ருசி வரும். இப்போ உப்பு இல்லாம நம்ம அந்த பண்டத்த சுவைக்க முடியாது. உப்பு மட்டும் போட்டு, ஆமா குப்பையில அப்டின்னு சொல்லுவாங்க. அதே மாரி உப்பு மட்டும் போட்டு ஒரு பண்டம் செய்ய முடியாது நம்ம, இல்லயா? அந்த மாரி தான் பாடல்ல எவ்வளவுக்கு எவ்ளோ ஆ ஒரு சொற்கள் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்ளோ வந்து அ வ இசையும் வந்து சரியா பொருந்தியிருக்கணும். அப்பதான் வந்து அது நம்ம மனசுல அப்டியே நிக்கும்.
ஆ ரொம்ப அழகா இருக்கும். ஆமா. உப்பு இல்லாத பண்டம் அ குப்பையிலே அப்டின்கிற மாதிரி ஆயிடும். ஆமா, ஆமா ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப ஏதாச்சும் சமீபத்தில அந்த மேரி பாடல்கள் கேக்கம்போது அதாச்சும் ஒரு இளம் பருவத்துல அதாச்சும் வாலிப வயசுன்னு சொல்வாங்க இல்லையா, அந்த வயசுல கேட்ட பாடல்கள்லாம், இப்ப கேக்கும்போது எந்த மாதிரியான நினைவுகள கொண்டுட்டு வருது?
கண்டிப்பா. அ வாலிப வயசுன்னு சொல்றத விட அப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருந்டேன்னு தான் நான் சொல்லுவேன். நானு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாடல் நான் கேட்டேன் நானு. ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அழுத்தமான ஒரு பாடல், அழுத்தமான ஒரு படம் கூட. அந்த படம் பேர் வந்து வேலையில்லா பட்டதாரி அந்த படத்ல வந்து கதாநாயகன இரு கோணத்ல காட்டியிருப்பாங்க. அம்மா உயிருடன் இருக்கும் பொழுது, அம்மா உயிருடன் இல்லாத பொழுது அப்டின்னு 2 கோணத்த காட்டியிருப்பாங்க. அந்த அம்மா உயிருடன் இருக்கும் பொழுதுங்கிற கோணம் வந்து <tsk> அப்படியே லெ லெ லெதார்ஜிக்கா இருக்குற மாரி ஆமா, ஒண்ணுமே "எனக்கென்ன, எனக்கு இந்த உலகம் இருக்கு, நம்ம பரவால்லை, நம்ம ஒண்ணும் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை" அப்டியே ரொம்ப லெதார்ஜிக்கா இருப்பாங்க. ஆனா இந்த அம்மாங்கிறவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பாடல் வரும், “அம்மா, அம்மா, நீ எந்தன் அம்மா, உன்ன விட்டா வேறாரு அம்மா” அப்படின்னு வரும் நல்லா நல்ல வரிகள்.
ம். ஆ. ஜாலியா போகும். ம். அழகான பாடல்கள், வரிகளும் அவ்ளோ ஆழமான ஒரு வரிகள். அந்த பாடல்.
கண்டிப்பா. அந்த வரியில உத்வேகம் என்னன்னா, அந்த அம்மா வந்து இவனோட மனசு மூலமா பாடுவாங்க. "நான் போன பின்பும் நீ வாழ வேண்டும். எந்தன் மூச்சில் உனக்குள்லும் உண்டு" அப்படின் சொல்ட்டு <tsk> நல்லா "நான் போனதுக்கப்றமும் நான் இங்க இருக்கேன். நீ ஏன் கவலைப்படுற? எதுக்கு கவலைப்படுற?" அப்படிங்குற மாரி ஒரு நல்ல ஒரு ஒரு வரிகள் அது
அர்த்தமுள்ள <chuckles> ஒரு ஆழமான ஒரு வரிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வரிகள்.
பக்கத்தில இருந்துகிட்டு "பையா ஏன்டா நீ அழுவுற அழுவாதறா எனக்கே அழுக வர்ற மாரி இருக்கு". <chuckles> அந்த அளவுக்கு இருக்கு அந்த மாரி வரிகள்.
ஆமா, ஆமா. உண்மையாவே அது வந்து ரொம்ப அ நானுமே அதெல்லாம் நெனச்சு, "ரொம்ப உணர்வு பூர்வமா எப்படி இவ்ளோ அழகா எழுதுறாங்க?" அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நொடிகள் வந்து யோசிச்சது உண்டுங்க. இந்த மாரி பாடல்கள்லாம் கேட்கம்போது. ஏன்னா, நம்ம வந்து எப்போதுமே அம்மா கூட வந்து இருக்க முடியாது இல்லையா? சில சமயங்கள்ல திருமணமாகி வெளியூர் வர்ற மாதிரி இருக்கலாம். இல்ல வேலைக்காக வெளியூர் வர்ற மாதிரி இருக்கலாம். அப்ப சில அம்மா பக்கத்தில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட சுக துக்கங்கள்ல வந்து பகிர்ந்துப்போம். அப்படியே அம்மா வந்து நம்ம கிட்ட யாராச்சும் ஃபோன்ல பேசுவாங்க. ஆனா வந்து, எல்லாத்தையுமே நம்மளால பகிர முடியாது. ஏன்னா? அந்த அங்க இருக்கற சூழ்நிலை எப்படி இருக்குமோ? ஏதா இருக்குமோ? நம்ம வந்து எப்படி இந்த விஷயத்த சொல்வோமோ? அப்படிங்கிற தயக்கம் காட்டுவோம் இல்லையா? அப்போ இந்த பாடல் வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆறுதலா இருக்குங்க. ரொம்ப அழகான நினைவுகள் தான். உண்மையாவே எனக்குமே நினைவு படுத்திட்டீங்க <chuckles> எல்லாத்தையுமே.
கண்டிப்பாங்க. நிச்சயமா. கண்டிப்பா. ஆமாங்க. உண்மைங்க. உண்மைங்க. கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா. கண்டிப்பாங்க. இது இன்னொரு திரைப்படமும் இருக்கு. இதே மாதிரி பிதாமகன்னு ஒரு படம் பார்த்தோம் நாங்க கல்லூரியில இருக்கும்போது. அந்த திரைப்படம் என்னால மறக்கவே முடியாது.
ம். விக்ரம் விக்ரம். சூர்யா. ஆ
ஆமாங்க. ஏன்னா, விக்ரமோட நடிப்பு பார்த்தீங்கன்னா, அ அந்த காலத்தில கூறுனாங்க அத. அ "சிவாஜிக்கு அப்புறம் நீ தாம்ப்பா" அப்படிங்க்கிற மாதிரி சொன்னாங்க. அவருக்கு டய வச வசனம் எதுவும் இருக்காது. ஆனா, அந்த அளவுக்கு நல்லா நடிச்சுக் காட்டியிருப்பாரு, அவருடைய கதாபாத்திரத்த. சரிங்களா? அவரு கதாபத்திரம் அவ்வளோ முரட்டுத்தனமா இருக்குன்னா, ஏன்னா, அவருடைய தந்தை வந்து வளர்த்த விதம், வளர்ந்த விதம், வ வளர்ந்த சுற்றுப்புறம் சுற்றுச்சூழல்லாம் அப்படி. அப்படிங்கிற மாரி இருக்கும். ஒரு பாட்டு வரும். "அந்த அளவுக்கு முரடனா இருக்கிற ஒருத்தனோட மனதிற்குள்ளும் ஒரு காதல் வளருது" அப்படிங்கிற மாதிரி, இளங்காற்று வீசுதே, எச போல பேசுதேன்னு ஒரு பாட்டு வரும். அ என்னன்னா, நம்மளே வருடுற மாதிரி இருக்கும். அந்த படம் புல்லாவே கரடு முரடா இருக்கும். காட்டுக்குள்ளே, அப்புறம் ரவுடிகள், படிக்காதவங்க அந்த மாரிலாம் இருப்பாங்க. கரடு முரடா இருக்கும். ஆனா அந்த கரடு முரடான பாதையில சொல்லுங்க.
ஆமாங்க. ம். ஆமா. ஆமாங்க. அந்த படம் அப்படி தான் இருக்கும். ஆமாமா. அந்த மாதிரி தான் அந்த படம் இருக்கும் அப்டிங்கிறேன்.
அந்த கரடு முரடான பாதையில, ஒரு நல்ல மெல்லிய இசை, ஒரு நல்ல அழகான ஒரு இசை. எனக்கு அந்த பாடல் அந்த அந்த பாடல் வந்து மறக்கவே மறக்காது. அந்த அளவுக்கு ஏன்னா இன்னொரு விஷயம் ஏன் மறக்காதுன்னா, நாங்க வந்து நைட் ஷோ போனோம். இந்த படத்துக்கு. நாங்க அ 1 இயர்ல நைட் ஷோ போனோம். இந்த படத்துக்கு அ ந எங்களோட,
எப்படிங்க வீட்ல உட்டாங்க? அ எதாச்சும் விடுதில தங்கி படிச்சீங்களா என்ன?
ஆமாங்க, அதான் சொல்ல வந்தேன் நானு விடுதில தங்கி படிச்சோம். <chuckles> அதனால வந்து வீட்ல கேக்க வேண்டிய அவசியமே கிடையாது. <laughs>
அதுனால தான்! அ அதான்! எப்படி கரெக்ட்டா நாங்க கண்டு புடிச்சோம் பாத்தீங்களா?
கண்டிப்பா. உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும் போல? வீட்ல சொல்லாம விடுதில தங்கி படிச்சு நீங்க நைட்ஷோ போனது. அதனால உங்களுக்கு கரெக்ட்டா தெரியுது. <laughs>
அப்படிதாங்க, அதுனால தான் நான் கேட்டேன், ஏன்னா உடமாட்டாங்களே, "இப்ப எதுக்கு நீ போற? பகல்ல போனா ஆகாதா? எதுக்கு படத்துக்கு போயே ஆகணுமா? ஊருக்கு வரையில போய்க்கலாம், கம்முனு இரு," அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்த முடிச்சு உட்டுருவாங்க.
<breath> கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. இல்ல, உண்டு. அது அவுங்க என்னா நெனச்சுக்குறாங்கன்னா, அவுங்க ஒரு சின்ன பயம் இருக்கு. இந்த நேரத்ல வந்து பையனோ பெண்ணோ
ஆமா, ஆமா. பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப பயம் இருக்க தானே செய்யும். அப்ப தான் நமபள தனிமையில விடுறாங்க அப்படிங்கும்போது, அவுங்களுக்கு பய உணர்வு இல்லைனா தான், அதிசயமா நம்ம பார்க்கணும்.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. இதே மாதிரி இன்னொரு படம் பாத்தோம் நாங்க. ஆட்டோகிராஃப்ன்னு ஒரு படம் பாத்தோம். அதுல பல சம்பவங்கள்.
ஆ. அந்த பாடல்கள் வந்து, ஆமா, அந்த பாடல்கள் இன்னமு என்னால மறக்க முடியாத ஒரு பாடல்கள் தாங்க. எனக்கும் அதுல ஒரு நினைவு இருக்கு. அ என்னான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அ நாங்க அப்பதான் வந்து பத்தாவது பப்ளிக் தேர்வு முடிச்சிருக்கோம். முடிச்ச உடன அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனொன்ன எங்க அம்மாகிட்ட வந்து, எங்க என்னோட தோழியோட பெற்றோர்கள் வந்து அனுமதி கேக்கறாங்க "இந்த மாதிரி தியேட்டருக்கு அழைச்சிட்டு போய்ட்டு வந்துட்டுமா, இதான அவுங்களுக்கு கடைசி நாளு?" ஏன்னா, வந்து ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 அப்புறமேல நான் வேறு ஒரு பள்ளில தான் படிக்கறேன் அந்த பள்ளியில கடையாது ப்ளஸ் 1 ப்ளஸ் 2. அப்டிங்கனால வந்து என்கிட்டே வந்து அ எங்க அம்மாகிட்ட கேட்டு அழைச்சிட்டு போனாங்க அந்த படத்துக்கு. அதனா அந்த படத்த மறக்க முடியாது. அதனால பாடல்களையும் மறக்க முடியாது.
கண்டிப்பா. சொல்லுங்க. சரிங்க. சரிங்க. சொல்லுங்க. சரிங்க. ஆமாங்க. சரிங்க. சரிங்க. சரிங்க, சரிங்க, ரொம்ப அற்புதமானது.
உங்களுக்கு என்ன மாதிரியான நினைவு இருந்துச்சு? சொல்லுங்க.
எனக்கு என்னன்னா, அ அந்த படத்துல ஒரு பாடல் வரும் அது எ எல்லாத்துக்கும் பிடிக்குமா இல்லையான்னு தெரியல. எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப மனதை க கவ்விய திரைப்பா பா பா பாடல் தான் நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா அவர் கதாநாயகன் வந்து அவர் அவரோட காதல வெளிப்படுத்துறாரு கதாநாயககிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தா கதாநாயகிய வந்து சந்திக்கவே முடியல. கதாநாயகன வந்து கதாநாயகி வீட்ல இருக் இருக்கிறவங்க அடிச்சு போட்டுடுறாங்க. அதனால காதல் தோல்வியில ரொம்ப துவண்டு அவரு மதுவருந்த போறாரு. அவரை அவருடைய தோல்விய வந்து பாடலா வெளிப்படுத்துறாங்க. நினைவுகள் நெஞ்சினில் புதைய்ந்ததினால். அப்படின்னு. அந்த பாடல் அந்த படம் பார்த்துட்டு நான் என்னுடைய நண்பன சந்திக்கிறன். அவன் சொல்றான். எனக்கும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. இதே ஒரு மாதிரி காதல் வயைப் பட்டேன். ஆனா என்னால வந்து அத சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போ முடியல அப்படின்னா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவனுக்கு நானும் இது பண்னேன். பரவாயில்ல. ஆல் இஸ் வெல். "உனக்கு தே உனக்கு பொருத்தமான இன்னொரு ஜோடி கண்டிப்பா கிடைப்பாங்க. அத விட்டுரு, நீ அத விட்டு வெளிய வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவனுக்கு ஒரு ஆறுதல் சொன்னேன்." எனக்கு அந்த தருணங்கள் ஞாபகம் வருது.
சொல்லுங்க. ஆமா. ம். ம். பரவாயில்லங்க, உங்களுக்கு ஒவ்வொரு பாடல்களுக்கும், ஒவ்வொரு நினைவுகள் வந்து இருக்கு அப்படிங்கும்போது ஒரு நல்ல விஷயம் தான். அவங்கள நம்மள இப்போ தொடர்பில இருப்போமோ இல்லையோ, அந்த பாடல்கள் கேட்கும்போது அவங்களை பத்தின ஞாபகம் நமக்கு வரும். அதே ஒரு நல்ல நினைவுகள் தாங்க. உங்கள்ட்ட இந்த கருத்துக்கள வந்து நான் கேட்டு தெரிஞ்சதுக்கு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மிக்க நன்றி.
கண்டிப்பா. நிச்சயம். மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாம்.